நான் அதுக்கப்புறம் போயி்டு வன்டேங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வி அ செலவு பண்றதுக்கும் தயாரால்ல, விமானத்துக்கும் தயாரால்ல. அதனால நீட்டா ஒரு ட்ரெயின போட்டுட்டு, தூங்கி எழுந்தருச்சுங்க. நிம்மதியா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா அது கல்யாணம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 1/2 நாள் கழிச்சு தான் போகவும் முடிஞ்சுது. ஆனாலும் போய் பார்த்துட்டு வன்டேன். இருந்தாலும் அந்தன்னைக்கு நைட்டு போய் இப்ப வீட்டுக்கே போயிட்டு. ஒரு ரெட்ஸ்லெஸ்ஸா மைண்ட் எல்லாம் ஒரு அப்செட்டா. காலையில என்னடா இவ்வளோ ஒரு ஆர்வமா அதுவும் இப்ப அந்த கல்யாணத்த விடங்க இப்போ? ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பழகான நண்பர்கள் வந்திருப்பாங்க. நெறைய விஷயத்த பார்கணும்னு நினச்சு
அப்படியா? அடே பரவால் ம். ஆமா. கண்டிப்பா. அவங்க மற்ற நண்பர்கள்ன்னா நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க.
ஆமாங்க. இப்போ, 20 நாள் கழிச்சு போனா, அவுங்க 2 பேர்த்த பார்க்கலாம். மீதியெல்லாம் ஒண்ணி மறுபடியும், எப்ப கூடுவோம். திரும்ப யாருக்காட்சி புரியத ஆமா. அந்த 96 படம் வந்திருக்கு இல்லைங்களா? அது மாரி ஏதாச்சும் எதிர்பார்த்தது தான். ம். நம்மள வந்து இப்படி ஒண்ண விஷயத்த பண்ணி உட்டுட்டாங்க.
ம். ஆம். பாரக்க முடியாது. ஆமா. அது ஒரு அழகான தருணமா உங்களுக்கு மாறிருக்கும்ல? ஆஹா. ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ அ. பரவால்ல. அது பரவால்ல. போயி்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் பழைய நண்பர்கள் எல்லாரையும் ஒண்ணா சேர்ந்து பார்த்தா அது ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். அ அ. பரவால்ல.
ஆமாங்க. கண்டிப்பா. இந்த மாரி அனுபவம் இப்ப என்னன்னா இனிமேல் திட்டமிடும்போது கரெக்ட்டா ஒரு ஆ ஆனா இதுக்கு மேல இப்படி திட்டமிறதுன்னு தெரியலங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு.
இல்ல, இல்ல. இது வந்து உங்களுடைய குறைகள் எதுவுமே நீங்க கரெக்ட்டா திட்டம் போட்டு, அ 3 மாசக்கு முன்னாலயே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. அதுல எந்த ஒரு குறையும் இல்ல? அதே மாரி 2 மணி மூன் நேரத்துக்கு முன்னாடியே நீங்க இங்க வந்துட்டீங்க. அ எல்லாமே க பக்காவா உங்க தரப்புல எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து அவுங்க க அந்த சைடு இருக்கும்போது அத ஒண்ணுமே பண்ண முடியல. ஆ பரவால்ல. ம். நீங்க இந்த மாரி ஓ ரத்து ஆனதுக்கு நேரம் பார்த்து ரொம்ப கூ படபடப்பா கோவமா இருந்தீங்களா? அப்பலாம்? ஆ. ம்.
கண்டிப்பா. ஆ கண்டிப்பாங்க. அங்க இருந்த ஒரு 2, 3 பேரு என்ன மாரி இளைஞர்கள் தான். அவங்கலாம் பயங்கரமா சண்டைக்கு போனாங்க. அவங்க கூட போய் நம்ம அ சண்டை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அவங்க மாரி ஆளுகள்லாம். அவங்க மன்னிப்பும் கேட்டுர்றாங்கங்க. அப்புறம் வந்து பண்த்தையும் திருப்பி குடுத்துர்றோம். இதுவும் தந்துர்றோம். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது. என்னத்த போய் அவங்க கூட சண்ட போடுறதுன்னு ஆயிருது. இப்போ நெற அந்த மாரி <tsk> வயசானவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஒரு ஒருத்தங்கலாம் சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு என் பேத்தியே போய் பார்க்கலான்ட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க என்ன? ஆமா நெறையா <tsk> ஒரு நெறைய மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல நெறைய பார்க்க முடிஞ்சுது.
அ. ம். ஆ. ஆமாங்க. ஏன்னா, வேற வழி இல்லையே. ஆமா. கண்டிப்பா. ஆமா. எவ்வளோ ஒரு ஆசையா இருந்திருப்பாங்க கண்டிப்பா. ஆ. ஆமா, ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் பொறுப்புகள் இருந்திருக்கும்.
ஒவ்வொத்தவங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க சும்மா கூட ட்ராவல் பண்றவங்களாம் இருந்திருக்கலாம்? அந்த மாரி இருக்கிறவங்கலாம் ஒரு சில பேர். சரி ஓகே. நம்ம காசு கிடைச்சிருச்சு, எக்ஸ்ட்ரா 10% குடுக்குறான்ன்றவங்க போயி்ட்டாங்க. சில பேர் வந்து போயே ஆகணும்ங்குற
ஆமா. அவ்ளோதான். ஆமா. சில பேருக்குலாம் இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் பாருங்க. அந்த இன்டர்வியூலாம் அட்னைக்கனு அட்டெண்ட். ஆ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ஜாப்பே போவுமே.
அந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து மோசமா இருந்திருக்கன். எவ்ளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்கங்க? ஏன்னா, அது வந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டு. அந்த ஊர்லருந்து வேற இன்னும் அது வெளிநாடுக்கு போறக்கூடிய ஃப்ளைட்டு. சோ அவன் அங்க என்னென்ன பிரச்சன? அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்? 1 வாரம் வெயிட் பண்ணா அவனுக்கு என்ன விதமான? பிரச்சனைகள் வரும். அந்த மாரிலாம் நெறைய இருந்துச்சுங்க. எனக்கு கூட பரவால்ல நீங்க சொன்ன மாரி. ஆனா இன்னும் நெறைய பேரு பாவம் அந்தால ஆனா அந்த சிச்சுவஷன ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. டென்ஷன் வந்துருச்சு. தலைவல வந்துருச்சு. ப்ரஷ்ஷர் ஆயிருச்சு. ஆமாங்க. அது கஷ்டம் தான்.
ஆமா. பரவால்ல. ஆமா. அ மனசு டென்ஷன் பட படப்பு. ஆமா. எல்லாமே இருந்துருச்ச.